ஆ. நான் வந்து ஒரு 3 நாள் தான் இருந்தேன். ஆ நான் சொன்ன மாதிரி 1 நாள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து பழங்கள்லாம் எடுத்துட்டு போர்றது 1 நாள் அந்த, மஞ்சள் நீராட்டு விழா. அதில இன்னும் சுவாரஸ்யமான 1 விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் அந்த ஊருக்கே புதுசு. அதாவது அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஆள். "அசல் அசல்"ன்னு சொல்லுவாங்க இல்லயா? அதனால என் மேல யாரும் தண்ணியலாம் போடக்கூடாதுங்கிறது ஒரு ஊர் கட்டுப்பாடு மாரி. ஆனா என்னோட தோழி அவளோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க அத்த பசங்கலாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து என் மேல வந்து தண்ணி ஊத்திட்டாங்க. <chuckles> அதுக்கு வந்து அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்து வச்சுட்டாங்க. அ "அசலூர் பொண்ணு மேல தண்ணி ஊத்திட்டாங்க. இது வந்து நம்ம கட்டுப்பாட்ல இப்டி பண்ணியிருக்க கூடாது!" அப்டின்னு சொல்லி. நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க போய் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா ஆகிடுச்சு.
சரி. சரி. சொல்லுங்க. சரி. ஆமா. சரி. ஆ. <laughs> <laughs> ஆ. <laughs> ஆய். ம். <snorts> உங்களுக்கு அது எப்டி இருந்தது அவங்க உங்க மேல தண்ணி ஊத்துனப்போ? நீங்க வந்து கோபப்பட்டீங்களா? இல்ல வந்து அ சிரிச்சிட்டு விட்டுட்டீங்களா? இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தீங்களா? <snorts>
<chuckles> ஆமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவுங்கல்லாம் ஒருத்தர ஒருத்தர் தொரத்தி விளையான்டுட்டு இருக்கும்போது, நான் நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு வந்து எல்லாரும் ஏன் பக்கம் திரும்புவான்கனு நான் நெனைக்கல. அது ஆனா இன்னமும் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இது தான். ஏன்னா அந்த நிமிஷம் வந்து "ஒகே ஊத்திட்டாங்க" ஒகே நம்ம போய்டலாம்னு நெனச்சா, வீட்டுக்கு போன அப்புறம் அ "பஞ்சாயத்த எல்லாரும்" கூப்பிட்டிருக்காங்கனு சொல்லி எல்லாரும் போகும்போது என் தோழியோட அம்மா சொன்னாங்க, "உன்னக் உன்னக்காக தான்மா பஞ்சாயத்தே!" அப்படினு, "என்னது? நான் வெறும் வேடிக்க தானே பார்த்தேன்!" அப்டின்னு நெனைச்சேன். ஆனா வந்து அது கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஊர் பெரியவங்கலாம் உட்கார்ந்து அந்த படத்ல கட்ற மாதிரில்லாம் கெடையாது. ஒரு ஒரு பெரிய வீட்டோட திண்ணையில ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து இது சம்பந்தமா தப்பு பண்ணவங்க பசங்க, அவுங்களோட பேரன்ட்ஸ் எல்லாம் நின்னு "இப்டி பண்ணியிருக்கக் கூடாது" அவ்வளவுதான். சும்மா ஒரு அறிவுரை மாதிரி கூ சொல்லிட்டு, அவுங்களும் "இனிமே இப்டி நடந்துக்க மாட்டேன். பெரியப்பா, சித்தப்பா" என்ன முறையோ அத வச்சு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான்.
அ. அ. ம். ம். ம். சரி. <laughs> <laughs> அ. சரி. சரி. ம். சரி. அப் சரி. அதாவது அங்க வந்து இந்த ஆலமரம் செட்டப் அந்த மாரிலாம் இல்லன்னு சொல்ல வர்றீங்க. <laughs>
ஆமா. இந்த சினிமால உடனே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஒரு பெரிய தண்டன, அந்த மாதிரி இல்லாம, அ ரொம்ப எதார்த்தமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அதுக்கு நம்ம ம்ஹ்ம்.
<laughs> ம். ம். இது வந்து உங்க வீட்ல வந்து நீங்க சொன்னீங்களா? "இந்த மாரிலாம் நடந்துச்சு திருவிழால" அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
ஆமாமா. அங்க இருந்தே மொதல்ல. ஆமா. நான் அங்கேருந்தே கால் பண்ணி சொல்லிட்டேன் "இப்டிலாம் நடந்துச்சு" அப்டின்ட்டு. அ அவங்களுக்குமே கொஞ்சம் நகைச்சுவையான அனுபவமா தான் இருந்தது. எங்க அம்மா சொன்னாங்க "பரவாயில்ல போன எடத்துலேயே உனக்கு ஒரு பெரிய அனுபவம் கெடைச்சிருக்கு!" அப்படின்னு. அப்புறம் எனக்கும் வந்து எங்க ஊரும் அங்கே இருந்து பக்கம். அண்ட் அண்ட் எனக்கும் அங்கே பக்கத்ல உறவினர்கள்லாம் இருக்காங்க தான். நான் ஆனா யாரு வீட்டுக்கும் போகல. இருந்தாலும் எங்க அம்மாக்கு வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு இதுவா அனுபவமா அவங்களுக்கும் தோணுச்சு.
சரி. ஆ. <laughs> <laughs> ஆ. <laughs> சரி. சரி.